ஆ வீட்ல சமைச்சாச்சுன்னா ஹோட்டல்ல சாப்ட மாட்டோம். மோரோவெர், இந்த மாரி சண்டலாம் நடந்துச்சுனா சமைக்கவே மாட்டோம். அப்டின்னும்போது, கண்டிப்பா <chuckles> கண் <chuckles> கண்டிப்பாங்க, எப்டியும் நம்ம ஒரு பிளான் இருக்குனு அவுங்களுக்கு தெரியும். ஓ! செரி இப்ப கிளம்பிருவாங்க எப்டியும் அப்டின்ட்டு, அப்டியே பைக் எடுத்துக்கிட்டு போற வழில எதயாச்சு சுத்தி பாத்துட்டு, செரி இன்னைக்கு மேல 11 மணி ஆயிடுச்சு போய் நம்மளால சமைக்க முடியாது, சாப்ட முடியாது அப்படியே ஒரு பிட்ட போட்டு, அங்கே உக்காந்து சாப்ட்டு, அ பஞ்சாயத்தலாம் முடிச்சுட்டு அப்டியே வந்துர வேண்டியது.
ஆ தூக்கி ஓரம்போட்ருவீங்க. நான் எதுக்குச் சமைக்கணும் அப்டின்ட்டு. <laughs> <chuckles> ம். <scoffs> அ, ஓ! இந்த இதெலாம் ஒரு ப்ரி பிளான்டா ஒரு திட்டத்த போட்டுதான் செயல்படுத்துறீங்க போல. <chuckles>
ஆமாங்க. சில நேரம் நமக்கு சமைக்க சோம்பேறித்தனமா இருக்கும்போது வாலண்டறியா போயி ஒரு சண்டய போட்டு அப்டித்தான் முடிச்சுவுட்டு வாங்க போயி கடைல போயி சாப்ட்டு வந்துடலாம்ன்ற மாரி ஒரு பிளான்ன போட்டு முடிச்சுவிட்டுடுறது. <chuckles> ஆமாங்க, வேற என்ன பண்றது, டெய்லியும் சமச்சு சமச்சு வீட்ல போர் அடிக்கும். நம்ம
அ. ஓ! இப்படில்லாம் வேற நடக்குதா? <chuckles> போர் அடிக்கும். அதுக்கு ஒரு சண்டயப் போட்டு அப்றம் சமாதானப்படுத்திட்டா அப்றம் நமக்கு வேல முடிஞ்சுடும். ஆ.
ஆமா. இல்லங்க அவுங்க எதாச்சு பண்ணி வச்சிருப்பாங்க. நான் நெறைய சொல்லுவேன், இந்த மாரி டிரஸ்லாம் இப்டி போடாதீங்க. கழட்டி வந்ததும் ஹெல்மெட் இப்டி போடக் கூடாது, அப்டின்ற மாரி நெறைய ரூல்ஸ் வச்சிருப்பேன். ஏன்னா வீடு நான் கிளீன் குழந்த இருக்கு, அதுனால நெறைய வீடு கழஞ்சிட்டே இருக்கும். எப்ப பாரு கிளீன் பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். அதுனால அதோட சேத்து நீங்களும் இப்டி கழிச்சு போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வொர்க் ஒரு அது ஒரு பிரஷர் ஆகுது, அதுனால பண்ணாதீங்கன்னு. அவுங்க கண்டிப்பா அத பண்ணி வச்சுதான் போவாங்க. காலலேயே அது கழச்சு போட்டுப் போவாங்க. நைட் வந்ததுமே கழச்சு போட்டுதான் போவாங்க. அப்டி இருக்கும்போது அது ஒரு பிரச்சனயா வெடிக்கும். அத நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலே ஒரு பிரச்சனயா இருக்கும். அது வந்து <tsk> மத்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும் மூட்ல நானே எடுத்துப் போட்ருவேன். அது ஒரு பிரச்சனயாக்க மாட்டேன். கொஞ்சம் சமைக்காத நேரம், இல்ல நம்மளுக்கே ஒரு மூட் சரியில்லாத நேரம் பாத்து அவங்க அந்த மாரி பண்ணாங்கன்னா அது ஒரு <chuckles> அப்ப மட்டும் பலூன் ஊதற மாரி ஊதி பெருசாக்கிருவேங்க.
ஆ. ஆ. ஆ. சரி. சரி. ஆ. அது செரி. ஆ. அ. நிச்சயமா. ஆ. நல்லது. நல்லது நல்லது. ஆ. அந்த நேரத்துல மட்டும் அப்படி பண்ணுவீங்க. செரி செரி. அப்றம் ஒடச்சுவிட்ருவீங்க. <chuckles>
ஆமா, அதுக்கப்றம் என்ன பண்றது, டீலாம் போட்டுக் குடுக்க மாட்டேன். வாங்க வெளியே வெளிய கெளம்பிப் போலாம். அப்பதான் நான் கூல் ஆவேன், அப்டின்ற மாரி சொல்லி அப்டியே கூட்டு போயிடவேண்டியது. <chuckles>
எப்டியோ செரி பண்ணிடுறீங்கள ஒடனுக்குடனே. ரொம்ப மகிழ்ச்சி. நெறய விஷயத்த ரொம்ப அருமையாவே நீங்கப் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது ஒரு கஷ்டப்படுத்தினவங்கள்ட்ட போயிட்டு மீண்டும் எப்டி மன்னிப்பு கேக்கணும், அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அ எப்டி நீங்க ஆரம்பிப்பீங்க. அப்றம் கடசியா சொன்னீங்கல, "என்னென்ன மாரி தந்திரத்தல்லாம் கையாள்வீங்கன்னு" சொல்லிட்டு, டீயலாம் ஆயுதமா பயன்படுத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நெறய நல்ல விஷயங்கள நல்ல அருமயா உங்களுடைய அனுபவங்கள்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட உரையாடுனது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. <chuckles> கண்டிப்பாங்க, கண்டிப்பா. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பா.

இப்போ அவங்க நம்ம மைண்ட் சேஞ்ச் பண்ணணும்ன்ற மாதிரிதான் அவங்க காமெடி பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம், அது நம்மளுக்குக் காமெடியா தெரியாது. ஒரு பெரிய, <tsk> இது என்னடா இது! நம்ம ஒரு சோகத்துல இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு வந்து நம்மள காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு, அ அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துரும். அப்போ வந்து என்ன பண்ணுவனா, எனக்கு என்னன்னே தெரியாது. அவங்க வந்து என்னோட நம்மள சிரிக்க வைக்கணும். நம்மளோட மைண்ட் செட்ட மாத்தணும் அப்டின்ற மாரி அவங்க சேஞ்ச் பண்றதுக்காகப் பேசி இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அது தெரியாது. நான் இவ்வளவு ஒரு ஸ்ட்ரஸ்ல இருக்கேன். நீ என்னன்னா இப்போ வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க எங்கிட்டே. அப்டின்ற மாரி அ கொஞ்சம் ஹார்ஸ்ஸா பேசிடுவேன் எதாச்சும். உனக்கு வேற வேலையா இல்லையா? நான் அப்படி கஷ்டமா இருக்கும்போது, நீ என்ன சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? அப்டின்ற மாரி அவங்க கிட்ட கடுமையா பேசிருவேன். அப்புறம் ஒரு பத்து நிமி <chuckles> அவங்க அதப் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, போயிருவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே போயி ஒரு சாரிய கேட்ருவேன். என்னை மன்னிச்சிரு.
ஆமா. ஆமாமா. <chuckles> ஓ! அப்படித் தோணும் உங்களுக்கு. அ. ம். ம். சரி, சரி. அ. ஆட அ. ம். ஓ! அவங்கள்ட மன்னிப்பு கேட்டுருவீங்க. அப்ப நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்கப் பேசுறதையும் பேசிட்டீங்க. மறுபடியும் அந்த கணவர்ட்ட தான் போய் நிக்கணும். அப்போ, அந்தத் தருணம் எப்படி இருக்கும்? எப்படி போய்
ஆ, கண்டிப்பா. ஏன்னா, நா <chuckles> கண்டிப்பா. அது அது தான். என்ன சொல்லுவனா எதாச்சும் ஒரு எங்க கணவருக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஒரு டீய போட்டுருவேன், எடுத்துட்டு போயிருவேன். ம், சரி சமாதானம். <chuckles> நம்ம ஒரு வெள்ளைக்கொடி காமிச்சிரலாம், போதும் நம்ம சமாதானம் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ வச்சு முடிச்சுயுட்டு விட்ற வேண்டியதுதான். அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? <chuckles> ஆமாங்க. வேற என்ன பண்ண முடியும்? பேசாம வெ இப்ப வெளியில இருக்கறவங்கனா, பே
<chuckles> ஆ. ஓ! ஒரு டீய கொடுத்துக் கரெக்ட் பண்ணிடுவீங்க. அதான். சரி. சரி, சரி.
பேசாம விட்டுட்டு, நீ பேசுனா என்ன? பேசலைன்னா என்னன்ற மாரி கூட நாம போயிட்டு இருந்துறலாம். இங்க வீட்டுல அப்படி கிடையாதே. கோபப்பட்ட மறுநாள் சாப்பாடு வராது அவங்களுக்கு. <chuckles>
ஆமா. ஆமாமா. நாளைக்கு அவரை தான் நீங்கப் பாக்கணும். உங்கள தான் அவர் பாக்கணும். அதெல்லாம், ஆ
கண்டிப்பா. ம். அதனால ஒரு டீய கொடுத்து சரி நம்ம ஹண்ஷெக்லாம், அ பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். வாங்க. எங்கேயாச்சும் நைட் ஆவுட் மாரி எல்லாரும் போலாம், அப்படின்னு சொல்லிட்டு, மோரோவர், காலைல வேலைக்குப் போயிட்டாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க. இந்தப் பிரச்சனை எல்லாம் சாயந்தரம் தான் நடக்கும் எதாச்சும். அப்புறம்
சரி. அழகா செட்டுல் பண்ணிடுவீங்க, ஒரு டீய குடுத்து. அ.
ஆமா. கண்டிப்பா அத முடிச்சுவுட்டு, அப்புறம் குழந்தையைத் தூக்கி உக்கார வச்சு வண்டியில எங்கேயாச்சும் ஒரு சும்மா மைண்ட்செட் மாத்தணும் எல்லாமே. நமக்கு ஏதோ ஒரு பிரஷ்சர் அப்படி நம்ம கத்திருக்கோம்னு நம்மளுக்கே தெரிய வரும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணனும்னா கொஞ்சம் என்வாயிராய்மன்ட்டா வெளிய கொஞ்சம் ஏன்னா, நைட் பொலீயுஷன் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் நைட் ஆவுட் மாரி, கொஞ்ச நேரம் ஒரு
ஆமாமா. ம். ஓ, நைட்டு அப்படியே வெளில போயிட்டு வருவீங்க.
ஆமா. பைக் எடுத்துட்டு ஒரு
நைட்டு வெளில போனா என்ன, இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவீங்களா? எப்படி.